அப்படி கிடையாது. அ அதாவது, நமக்கு இன்னொருத்தர் இருந்து நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கெடையாது. அப்படி இருந்தா நல்லாயிருக்கும்! அப்படி இல்லைங்கிற பட்சத்தில, நம்மளே நம்ம வ வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கலாம். மோட்டிவேஷன்னா இப்ப என்ன? குடும்பத்தில இருக்கிறவங்க வந்து நம்மளை, அ நமக்கு உதவி பண்ணுறதும் கூட நமக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு, நம்ம படிக்கிறோம் அப்படீங்கிற பட்சத்தில, குடும்பத்தில இருக்கவங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஃபீஸ் கட்டி, வேலை பாத்து ப வேலை பாத்து, ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்கன்னா, அவுங்க பேசுற பேச்சுக்கள் எல்லாமே மோட்டிவேஷனா தான் இருக்கும். அவுங்கள நெனச்சு நம்ம அத வந்து இந்த மாரி நம்ம வீட்ல இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம நல்லபடியா படிச்சு, பெரிய ஆளா வரணுங்கன்னு நெனைச்சு, அதை ஒரு விஷயமா எடுத்து பண்ணலாம்
அவைங்களுக்குள்ளாரயே அது தூண்டு அ ம் ம். ம். ம். ஆமா. கண்டிப்பாங்க. நீங்க ம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இந்த மோட்டிவேஷன் இதில வந்து அ நீங்க ஏதாவது மோட்டிவேஷனுக்கு வேற ஏதாவது பண்ணீட்டு இருக்கிறீங்களா? இந்த டைரி எழுதுறத தவிர வேற ஏதாவது யோ பண்ணீயிருக்கீங்களா?
நம்ம வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, தூக்க நேரத்தை சரியா வச்சுக்கணும். அ காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது, இரவில சரியான நேரத்தில தூங்குறது. இந்த 2மே வந்து உங்க உடல் நிலைய சீரா வைக்கும், மனநிலையும் மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. அப்படி நம்ம இருக்கும்போதே, நமக்கு முடிவுகளை வந்து தெளிவா எடுப்போம். நெறையா பேர் வந்து ஒரு விஷயத்தை தொடங்கி, நடுவுல அதை விடும்போது என்னாகும்ன்னா? விருப்பம் இல்லாம விடுறதுக்கு காரணமே இதுதான். அவுங்களோட தினசரி வாழ்க்கையில நெறையா மாற்றங்கள் வந்துரும். தூக்கத்தில பழக்கங்கள்ல மாற்றம் வரும். சாப்பாட்டு உணவுமுறைகளா இருக்கட்டும், இல்லை உடற்பயிற்சிகள் செய்யாம இருக்கறது. அ தவறான நண்பர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்னால என்னாகும்ன்னா, அவுங்க வழி மாறி போறதுக்கான நெறையா வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த இந்த தவறுகள்லாம் அவங்க கொறைச்சிட்டு, அ மத்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துனாங்கன்னா நல்ல விஷயங்கள்ல கவனம் செலுத்துனாங்கன்னா, அவுங்க விட்டு போன ஆர்வத்த திரும்ப எடு எடுத்துட்டு, எத நெனச்சு அத தொடங்குனாங்களோ அத அடையலாம்.
ஓ! சரி சிறப்பு ஆஹா. கண்டிப்பா. ம்ஹ்ம். ம். ம். ம் ம். கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. நீங்க வந்து ரொம்ப தெளிவா மோட்டிவேஷன் இத பத்தி தெளிவா சொன்னீங்க. உங்க கூட, இன்னவரையும் நான் பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா நெனைக்கிறேங்க.
உங்களோடயும் பேசினதில எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
நன்றி.

அப்போ வந்து நம்ம மனசு வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லைங்களா? 1 நாளைக்கு இப்போ நம்மளே வந்து 1 நாளைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். 1 நாளைக்கு சோகமா இருக்கிறோம். அப்படிங்கும்போது மனம் மாறதானே செய்யும். இந்த மனமாற்றம்
மனம் மாறத்தான் செய்யும். ஆனா, நம்ம வந்து அ ஒரு பெரிய விஷயத்த தான் நம்ம பேசறோம். இப்ப அ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணுன்னு அவர் நினைச்சு அதுக்காக உழைக்கிறார் அப்படின்னா, அது ஒரு தகுதித் தேர்வுதான். அதுக்குன்னு 1 வருடத்துக்கு 2 முறை தான் வந்து அந்த பரீட்சை வருது. அதுக்காக அவர் பல அ உ 2, 3 வருடங்களுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி படிச்சுட்ருப்பாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில ஆ அவரால அத அதுக்கப்புறம் விட்டுட்டாரு அப்படின்னா அந்த 3 வருடம் வீணாக தானே போகும். அதனால நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்ய போறோம். உதாரணத்துக்கு நண்பர்கள்ட்ட சொல்லுவாங்க இந்த வருஷம் தொடக்கத்துல. நான் வந்து இனிமேலு சிகரெட்ட விட்டுருவேன் அப்படிம்பாங்க. இல்ல சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து புதுசா ஒரு மொழி கத்துக்கிறேன். இல்ல சில பேர் சொல்லுவாங்க, நான் மேற்படி படிக்க போறேன்னு. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் அவங்க முடிவெடுத்து இதைத்தான் செய்ய போறேன்னு தனக்கு திட்டம் ஒரு படைப்பை உருவாக்கணும்னு நினைக்கும்போது, அதில என்னென்ன சவால்கள் வரும்? இதை எப்படி சரி செய்யலாம்? நடுவுல வந்து நமக்கு வேறு விதமான எண்ணங்கள் வந்தா எப்படி அதுலேருந்து மீளலாம்ன்னு சொல்லி முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்
ம். ம். ம். ம். சொல்லு. ம். ம். ம். ம். ம். ம். ஆ. இப்போ வந்து எல்லாமே வந்து நீங்க இந்த டைம்ல இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கனா எல்லாமே வந்து முன்கூட்டியே தெரியாது இல்லைங்களா? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி நடக்கும். இப்போ நம்ம சொல் இப்போ நம்ம நெனைக்கிறோம் அதுவே இந்த மாரி நடக்க மாட்டக்குது. நம்ம படிக்கும்போது எந்தவான மாற்றங்களும் வரலாம் இல்லைங்களா? அந்த நம்ம குறிக்கோளா இருக்கிறது எப்படி மாறும்? அது மாறத்தானே செய்ய போது.
எப்படி மாறும்னா, இப்போ ஒருத்தர் மருத்துவம் படிக்கிறாரு எப்டி படிக்கிறாரு அவரு? அவர் 5 வருஷம் கண்டிப்பா படிக்கிறார்ல, 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டு மருத்துவத்துக்குன்னு தகுதித் தேர்வு எழுதி படிக்கிறாருல. யாரும் அந்த நடுவுல விட்டுட்டு போறதில்லல்ல. அதே மாரி தான் அவங்க அதுக்கப்புறம் மருத்துவம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அ வேற ஒரு விஷயத்த கத்துக்கனும்ணும்னு நெனைக்கிறப்போ, அதே முயற்சிய தான் அவர் கொண்டு வரணும். எதுவுமே வேண்டாம். எனக்கு அ மோ பொதுவா அந்த மோட்டிவேஷன் சொல்றது யாருக்கு இருக்குனா, ரொம்ப வந்து அவங்களுக்கு துடிப்பா இருப்பாங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்பாங்க. சமூகத்தில பெரிய ஆளா வரணும்னு நெனைப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த எண்ணங்கள் இருக்கும். அவங்க வந்து இந்த மாரி நடுவுல விட மாட்டாங்க. அப்படி விட்டாலும், அவங்கள அவங்களே தூக்கி முன்னிறுத்திக் கொண்டு போவாங்க.
ம். கண்டிப்பா. ம். ம். ம். ம். ம். ஆ. ஆ. மோட்டிவேஷன்லங்க. நம்ம மோட்டிவேஷன் வந்து ரொம்ப ஒரு கண்டிப்பா அது மேல தான் கொண்டு போகும் ஒருத்தர. அதை கீழே கொண்டு போவாது. அந்த மோட்டிவேஷன் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருந்தா தான் முன்னேற முடியும்.

இல்ல, எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்ல. அ இப்போ, அ சில நேரங்கள்ல வந்து நம்ம எதாவது படிப்பை தொடங்குவோம். நான் என்னால பொதுவா தான் சொல்ல முடியும். இப்போ படிப் படிப்பு தொடங்குறோம் யாராவது ஒருத்தர் படிப்பு தொடங்குகிறார் இல்ல ஒரு அவர் வந்து ஒரு லைப்ரரியில போய் நூலகத்தில வந்து ஒரு சந்தாதாரரா சேர்ந்து அவர் தொடர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறார். தினசரி ஒரு 2 மணி நேரம் அந்த நேரத்தை வந்து அங்கே செலவிடணும்னு நினைக்கிறார். புது, புது விஷயங்களை கத்துக்கறதுக்கு, அதன்மூலம் வந்து, அ உதாரணத்துக்கு அவரு ஒரு அ மொழி சார்ந்த விஷயம் புது மொழி ஒண்ணு கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த மாரி கோச்சிங் கிளாஸ்லேயும் சேர்ந்து, நூலகத்திலேயும் சேர்ந்துக்கிறாரு. அப்படி பண்ணும்போது என்னன்னா, நடுவில வந்து ஒரு வேறு விதத்தில அவரோட மனநிலை மாறக்கூடாது அந்த ஒரு 3 மாதம், 6 மாதமோ அதுக்கு ஒதுக்குறவங்க நேரத்தை போய் சரியா முடிச்சிட்டு வரணும்.
ஆஹா. அ. சரி, சரி. ம், ம்ஹ்ம். ம். ஆ. ஆ. கண்டிப்பா. அதனால நம்மளோட குறிக்கோள் வந்து எந்த மாற்றம் வந்தா நம்ம படிக்கலன்னு, மனசு வந்தா கூட நம்ம அதுலேருந்து மீண்டு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதில தெளிவா இருக்கணும்னு சொல்ல வர்றீங்க.
ஆமா.
ம். கண் அது ஒரு நல்ல விஷயம். ம். டைரி எழுதணும்ன்னு சொல்றதுனா, இதுவும் ஒரு ரொம்ப நல்ல இதா இருக்குது. மோட்டிவேஷன்க்காக நீங்க
அதுபோக பார்த்தீங்கன்னா, நீங்க. சொல்லுங்க.
இல்லை மோட்டிவேஷனுக்காக இந்த பாட்டை நான் வு கேட்டேன்னா எனக்கு அந்த ம மோட்டிவேஷனலேருந்து குறையிறது வந்து மீளும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?

கண்டிப்பா. இப்ப உங்களுக்கு, ரொம்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலை ப் அந்த மோட்டிவேஷன் கொறஞ்சுச்சுனா, நீங்க எப்படி? எதை கொண்டு, நீங்க மறுபடியும் மீளு மீண்டு வர்றீங்க?
இப்ப நம்ம, உதாரணத்துக்கு வந்து இப்ப, நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போணும். நிறையா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட, நம்ம வெளிநாட்டு வேலைக்கு போவோம். குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு. அப்படி போனதுக்கு அப்புறம் என்னன்னா, நமக்கு அங்க வந்து, கொஞ்ச நாள்ல வந்து, மனசு வந்து மாறும்.
போதும். கண்டிப்பா. ம். கண்டிப்பாங்க. ம்.
ஏன்னா, மனசுங்கிறது எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கும். அ மூள ஒண்ணுதான், ஒரே மாரி யோசிக்கும். அப்படி இருக்கிற இடத்துல, மனசு என்ன சொல்லுனா, நம்ம வேண்டாம் விட்டுட்டு போயிரலாம். ஊருக்கு போயிரலாம். அப்படிங்கிற மாரி தோணும். நம்ம நெனச்சு போயிருப்போம். 1 வருடமாவது இருந்து வரணும், அப்படின்னு. அப்படி அந்த மனசு மாறும்போது, அ நம்ம மூள வந்து தெளிவா சொல்லும், இல்ல நம்ம ஒரு காரணத்துக்காக இருந்துருக்கோம். அந்த காரணத்தை வந்து, நம்ம யோசிச்சு பாக்கணும்.
ஆமாங். ம். தோணும். ம், ம், ம். ம். யோசிச்சே பண்ணலாமா?
என்ன காரணத்துக்காக வந்துருக்க அதுக்காக என்ன வேற வழி இருக்குனா, நான் தினசரில வந்து டைரி எழுதுறது வந்து, ஒரு நல்ல வழி. நம்ம வந்து ஒ அப்படி பழக்கத்தை கடைபிடிக்கும்போது, நம்ம இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னால, நம்ம என்னன்ன கஷ்டங்கள் பட்டோம்? நம்ம வருமானம் எவ்வளவு? அ எதுக்காக இந்த வேலைக்கு வந்தோன்லாம் தெளிவா நம்ம எழுதியிருப்போம். அதை நம்மளே நம்மளோட கையெழுத்து தான் நம்ம இருக்கோம். நம்மளோட மண்ண மனத்துல உள்ள மனசுல உள்ள எண்ணங்கள தான் நம்ம, அதில எழுதியிருப்போம். அப்படி இருக்கிறத பாத்து திரும்ப அத திரும்பி பாத்து படிக்கும்போது என்னன்னா, நமக்கு ஆ, இல்ல. கண்டிப்பா நம்ம இருந்து நம்ம நென என் நென எதுக்காக வந்தோமோ, அத முடிச்சிட்டு தான் போணுங்கிற, ஒரு எண்ணம் வரும்.
ஆ, நல்ல அது, ப நல்ல பழக்கம்ங்க. ம். ம். கண்டிப். ஆமாமா. இப்ப வந்து இப்ப நீங்க வந்து, இப்ப போயிட்டீங்க. வெளிநாட்டுக்கு போனனு சொன்னீங்க. அப்போ போயிட்டு திரு அந்த மனம் மாற்றம் வந்திருக்குன்னு சொன்னீங்க. நீங்க போயிட்டு, அந்த மாரி ப் டைரி படிச்சுட்டு உதாரணந்தான் சொன்னங்களா? சரி, சரி. இல்ல அந்த மாரி அனுபவம் ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேங்க? உங்களுக்கு அந்த மாரி நடந்துருக்கான்னு.
நான் பொதுவா, ஒரு உதாரணம் சொன்னேன்.